நீங்க நனஞ்சா பரவால்லைங்களா?
ஆமா, அது பக்கத்தால இருக்கு. பக்கந்தானே வீடு அப்படிங்கறதுனால, நனஞ்சாலும் பரவாயில்லைன்னு. அப்புறமா தான் தெரிஞ்சுச்சு எனக்கு. அ ஆமாங்க. அது மொதல்ல தெரியல. நான் பாட்டுக்கு அதும் லைட்டா தான் தூறல் போடும். அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துரலாம். அதாவது நான் போயிட்டுருப்பேன். அ லைட்டா வானம் கருக்குது, அ தூறல் போட ஆரம்பிக்குதுன்னா, அங்கிருந்து திரும்பி வீட்டுக்கு வந்துர்றது.
ஆ, ஓ, பரவால்லைங்களே. சிறப்பு! அ. ஆ. ஆஹா, ஓ, ஓகே, ஓகே, ஓகேங்க.
ம், அத நம்ப எப்பவும் போற இலக்க போயி அடையறது கிடையாது. அ போயிட்டு வானத்தப் பாத்துட்டே போவேன். நா "என்னா மாதிரி சூழ்நிலை இருக்கு?" அப்படின்னு. அ நல்லா கருக்கி ஒரு லைட்டா தூறல் போடுது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஆமா. ம், ஆமா, ம்.
ஆமாமா. ம். <laughs> திரும்ப வந்துருவீங்க. அவ்வளதாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை! நம்ம வீட்லயே இருக்கலாம். வீட்ல வந்து சேஃப்ட்டியா வந்து, ஏதாவது பாத்துட்டு, சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்லீங்களா? ம்.
ஆமாங்க. அதனால அது நல்லாதான் இருக்கும். அந்த என்னான்னா, கரெக்ட்டா எதாவது வாங்கிட்டு வர்றது, வரம்போது, சாப்பிடுறதுக்கு. அது ஆமாங்க. நல்லா வந்து சூடா ஏதாவது போட்டுருந்தாங்கன்னா, வரும்போது நல்லா வாங்கிட்டு, அ வீட்டுக்கு வந்து ஒரு டீ வச்சு குடிச்சுட்டு அ "என்னா நடத்துக் நடக்குறதுக்கு போனியா? சாப்பாடு வாங்கறக்கு போனியா?" அப்படிங்கிற மாரி வாங்கிட்டு வந்து சாப்ட்டுட்ருப்பேன்.
ம், சாப்பிடுறதுக்கு வேற வாங்கிட்டு வந்துருவீங்களா? அ, அருமை. ம். அ. ம். ம். அ.